இன்றைய காலகட்டத்தில, நம்ம வந்து எல்லார் வீட்லயுமே ஆண், பெண், அதாவது கணவன், மனைவி 2 பேருமே வந்து வேலைக்கு போற ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற பொருளாதார அஸ் அ நிலையை பார்க்கும்போது 2 பேரும் வேலைக்கு போனா தான் ஒரு சமநிலை ஏற்படும். வீட்ல வந்து நம்ம ஒரு வீட்ட நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில, இந்த வீட்டை வீட்டையும் வேலையையும் எப்படி நீங்க வந்து சமாளிச்சு உங்களோட தினசரி வாழ்க்கையை கடந்து போறீங்க? அதை பத்தி நீங்க சொல்லுங்க.
அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு இந்த செயல் தான். ஆனா, இந்த செயல்ல அதிக பங்கு பெண்களுக்கு உள்ளதாத்தான் நான் உணர்றேன். அந்த குடும்பத்தோட, குடும்பத் தலைவிகளுக்கு தான் இந்த இக்கட்டான சூழ்நிலை அதோட சதவீதம் அதிகமா இருக்கிறதா நான் உணர்றேன்ம்மா. இப்ப வேலை வீடுன்னு சொல்லும்போது, வேலைக்கு அதிகமான முன்னுரிமை குடுக்கிறது வந்து, ஆண்கள் என்ன செய்றாங்க, அந்த ஆண்களுக்கான அலுவலக பணி அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து மொதல்ல முன்னுரிமை குடுத்துருவாங்க. ஆனா பெண்களாகிய, குடும்பத் தலைவிகளாகிய நாம என்ன செய்றோம் அப்படின்னா, நமக்கு மனசு எப்பயுமே வேலையை காட்டிலும் குடும்பத்தை சுத்தி சுத்தி தான் அதிகமா ஓடும்.
ம். கண்டிப்பா மேடம். ஆமா.
நம்ம போய் ஒரு அலுவலகத்திலேயே போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னாலும், "குழந்தை இன்னைக்கு காலையில சரியா சாப்பிடாம போனானே, மதியமாச்சும் சரியா சாப்பிட்டுருப்பானா? சாயந்திரம் வீட்டுக்கு வந்த உடன அவனை அலைபேசியில அ தொடர்பு கொண்டு பேசணும். என்னன்னு கேட்கணும்." இந்த மாரி ஓடும். ஆனா இதே பளு.
கண்டிப்பா மேடம். நிச்சயமா. நீங்க சொன்னது மாதிரி நம்ம வந்து அதுவும் குழந்தைங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நம்மளோட நினைப்பு முழுக்க முழுக்க வீட்ல தான் இருக்கும். நம்மளால வந்து முழு கவனம் செலுத்தி வேலையில, பணிச்சூழல்ல இருக்க முடியுமாங்கிறது ரொம்பவே ப சிரமமான ஒரு விஷயம் தான்.
நிச்சயமா. ஒரு கஷ்டமான செயல். உண்மைதான் உண்மை தானம்மா. அப்படி இருக்கும்பொழுது. இப்போ, ஆண்களுக்கு அந்த நினைப்பே வராது. பொதுவாவே, என்னோட கணவரே சொல்லுவாங்க. அ மன்னிச்சுக்கோப்பா நானு அ அலுவலகத்துக்கு போனோன, எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு! நீ சொன்ன விஷயம். நான் நெனச்சிட்டே தான் இருந்தேன்ப்பா, கொஞ்சம் வேல பலு ஜாஸ்தி, மறந்துட்டேனேப்பா, சாரிப்பான்னு அந்த ஒற்றை வார்த்தைல, அவங்க அந்த பொறுப்பிலருந்து தப்பிச்சுருவாங்க. ஆனா நம்ம அப்படி தப்பிக்கவே முடியாது. தப்பிச்சாலும் நம்ம மனசு நம்மள சும்மா விடாது. அந்த மாதிரி ஒரு அசால்டான தன்ம வந்து நம்மளால இயல்பா எடுத்துக்கவே முடியாது. அப்போ, அந்த குடும்ப தலைவிகளாகிய பெண்கள் தான் வந்து 2யுமே சமாளிக்கணும். சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து, கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம்மா. அத நெடு நாளைக்கு அப்படியே சமாளிச்சு, சமாளிச்சு போ முடியுமா அப்படின்னா, முடியாது. அப்ப இந்த வேலையவும், வீட்டையும் சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும். அப்ப சமநிலைக்கு எப்படி கொண்டு வந்திருப்போம்? இப்போ என்னோட வாழ்க்கைல நடந்த சில விஷயங்களையே நான் உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்ன்னு நெனைக்கிறேன்ம்மா.
அ. கண்டிப் நிச்சயமாம்மா. புரியிதுங்கம்மா.
அப்ப சமநிலைக்கு கொண்டு வரணு அப்டிங்கும் போது, நம்ம மொத யோசிக்கணும். எப்டின்னா பெண்கள் வந்து பணத்த அ சேர்க்கணும், பொருளாதாரத்த மேம்பாடு அடையணும் அப்டின்னு இந்த பணம், பொருள், பொருள் அப்படிங்கிற நோக்கத்தோடைய ஓடும்பொழுது, பொதுவா மற்ற சிந்தனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா, எப்பயுமே அந்த பணம் சார்ந்த விஷயங்களையே நினைச்சிட்டு இருக்கும்போது மத்த விஷயங்கள்லாம் நமக்கு எரிச்சல் ஊட்றது போல தோணும். ஒரு குழந்தையே இருப்பா, ஒரு பெண் குழந்தை இருக்கா, ஒரு பள்ளிக்கூடமே போய் வரான்னா. அவ அன்றாட வாழ்க்கையில சில விஷயங்கள்ல அ எதிர் நோக்கி தான் வீட்டுக்கு வருவா. அப்ப அந்த குழந்தைகிட்ட பேசணும் அப்டின்னு நினைக்கும்போது கூட நமக்கு பணி நிமித்தமா என்ன ஆகும்னா, அவ தான் நம்ம அப்டியேவு தளர்வா வீட்டுக்கு வருவோம்
நிச்சயமா. நீங்க சொல்றது ரொம்ப சரியானது. இதுல எனக்குமே என்ன மாரி அனுபவம் இருக்குன்னா, நம்ம வந்து பணி சூழல்ல ரொம்ப அதிகமான வேலை பார்த்துட்டு வரும்போது, மனசுல எவ்வளவு ஆசையா இருந்தா கூட, நம்ம பிள்ளைங்களோடு நம்மளால அந்த அளவுக்கு வந்து, அ உட்கார்ந்து பேசணும், அவங்களோட கொஞ்சம் பகிர்ந்துகணும். அவங்கள்ட கேட்கணும், "பள்ளியில என்ன நடந்துச்சு." அப்டிங்கிறதெல்லாம், கேட்கணும் அப்டிங்கிற மாதிரி எண்ணங்கள் மனசுல இருந்தா கூட செய்ய முடியாது. ஆமா.
மனசுல ஆ மனசுல தோன்னாலும். உடல் உடல் களைப்பு இருக்காது. அந்த உடல் தான் சோர்ந்து போயிருக்கும். ஆனா, மனசு வந்து அந்த தேடல்ல தான் இருக்கும். ஆனா, அந்த உடல் வந்து ஒரு சோர்வுல இருக்குறதனால என்ன சொல்வோம், "பாப்பா இருமா இந்த வர்றேன்டா. அம்மா போய்ட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றேன்" அப்டிங்கிற மாரி சொல்லுவோம். அப்போ நம்ம போயி அ ஒரு தல ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா, அடுத்து நமக்கு அடுத்த பொறுப்பு காத்துட்டு இருக்கும். ஏன்னா, குழந்தைங்க பசியோடு இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்குத் தேவையான சிற்றுண்டிய நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். அப்போ அடுத்த வேலை அப்போ அடுத்த வேல வேல வேல வேல ஒரு வேலை ன் அடுத்த வேலை அடுத்த வேலைன்னு நம்ம போகும்பொழுது இடைப்பட்ட நேரத்துல, அ குழந்தைங்க கிட்ட நம்ம செலவிட முடியுமா அப்டிங்கும்போது அது ஒரு கஷ்டமா இருக்கும். அப்ப இதெல்லாம் ஆலோசிச்சு பார்க்கும்போது
நிச்சயமா மா. நிச்சயமா. கண்டிப்பா. ஆமா. நிச்சயமா மா. இதுல என்னென்னா நீங்க சொல்லிட்டு இருந்ததுல எனக்கு ஒரு சின்ன எண்ணம் தோணுது. என்னென்னா இப்ப நம்ம வந்து, நம்ம பேசணுனு நினச்சா கூட, நம்ம வேறு ஏதாவது ரொம்ப அதிகமான எரிச்சலோடு நம்ம ப அலுவலகத்திலருந்து வர்றோன்னா, அந்த மாரி நேரங்கள்லயும் நம்ம நீங்க சொல்ற மாதிரி அந்த பொறுமையா, "இருமா, இருடா வர்றேன்," அப்டினு கூட நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடுவோம் இல்லையா?
சொல்லுங்கம்மா. உண்மை தான் உண்மை தான். அப்ப நம்ம அந்த அந்த மாரி வரும்போதே குழந்தைங்க நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கே நம்ம மேல ஒரு பரிதாப உணர்வு தான் ஏற்படும். "அடடா! அம்மாவே வந்து தளர்வா வந்து இருக்கிறாங்க. சரி நம்ம நாளைக்கு சொல்லிக்கெல்லாம்" அப்டின்னு கூட குழந்தைகளுக்கு தோன்னும். அப்ப இது நம்ம அ கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் மனசுல என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் மறுநாள் மறுநாள்னு சின்ன சின்ன கவலைகள் சேர ஆரம்பிக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, வீட்ல இருவருமே வேலைக்கு போறதக்கு காரணமே குடும்பம் நல்லா இருக்கணும் அப்டின்னு தான். அப்ப குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது குடும்பத்திற்கு ஒரு தரமான நேரத்த செலவழிக்கிற கடமையும் நமக்கு இருக்கு. அப்போ, இத நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும்போது இது ஆண்களுக்கு அவ்வளவு இலகுவா வருமா? நான் ஆண்கள வந்து குறைவா சொல்ல வரல இந்த இடத்தில. அவங்களோட சுபாவம், குணம் இத பார்த்தோம் அப்டின்டா அவங்க வந்து, பணி செய்றதெல்லாம் அதிக ஈடுபாடு இருக்கும். நல்ல பணி செய்யணும், நம்ம அலுவலகத்துல நல்ல பேர் வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு நம்ம குடும்பத்த நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த எண்ணம் வந்து, நம்மள காட்லும் அவங்களுக்கு அதிகமாவும் இருக்கும், விரைவாவும் இருப்பாங்க. அப்ப இந்த பொறுப்பு குடும்பத்துல ஏற்பட்ற <swallows> ஒவ்வொருத்தரோட மனநிலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும். எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிற பொறுப்புங்கிறது நம்ளோட சேர்ந்தது தானங்கம்மா. ஆ
ம். ம். ஆமா. நிச்சயமா மா. கண்டிப்பா மா. அது வந்து. ஆனா, நம்ம அப்படி நினச்சா கூட நமக்கு ஏற்படுற அந்த சோர்வுனால நம்ம செய்ய முடியாம போதுல்ல. அந்த மாதிரி விஷயங்கள நீங்க எப்படி தவிர்த்தீங்க? நீங்க என்ன மாரி எல்லாம் செஞ்சு நீங்க உங்க குடும்பத்துல 2யுமே அ சமாளிச்சு வந்தீங்க?
அதுதான். அப்போ, வாழ்க்கை ஓட்டத்தில ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த யோசனைகள் வராது. அப்போ பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில ஏற்படும் பொழுது தான், நம்ம அந்த இடத்தில உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்போம். அப்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, சமாளிக்கிறது இல்ல, குடும்பத்தை சமநிலைப்படுத்துறது. அப்ப உதாரணமா என்னோட வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களையே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்ப சமநிலைக்கு கொண்டு வரணும். எனக்கு வந்து வேலையும் முக்கியம், வீடும் முக்கியம். ரெண்டும் முக்கியம். ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கனும். அதுதான் அதோட இலக்கு. அப்ப சமநிலைக்கு கொண்டு வரணும்னா முதல்ல நான் முடிவு பண்ணேன், நான் சுறுசுறுப்பா இருக்கனும், நான் சோர்வா இருக்கக்கூடாது. அப்ப நான் சுறுசுறுப்பா இருந்தாத்தான் என் அலுவலக பணிகள்ல நல்ல முறையில செஞ்சுட்டு, வீட்டுக்கு வரம்போது ஒரு நல்ல உற்சாகத்தோட வர முடியும். "ஏன் நான் வந்து தினசரி சோர்வாவே வீட்டுக்கு வரணும்?" அப்படின்னு யோசிக்கும்போது, "அப்ப முத நான் என்னை கவனிச்சுக்கணும்." அப்படிங்கிற நெ நெனைப்புக்கு வந்தேங்கம்மா. என்னை கவனிச்சுக்கணும்னா, எப்படி கவனிக்க முடியும்? கண்ட விஷயங்களை போட்டு மனசில குழப்பிக்கிறது. மனசு ஒரு குப்பை தொட்டி மாரி.
ஆம். உங்க ஆமா. முதல்ல நம்ம வந்து நம்மள கவனிச்சுக்கனுங்கிறதுல்ல, நம்ம உடல் நிலையும் முக்கியமானது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மனநிலை.
நிச்சயமாக. அழகா சொன்னீங்கம்மா. "மனநிலை." மனசு நல்லா இருந்தா, உடம்பை தூக்கிட்டு ஓடிரும்மா எங்கன்னாலும். அப்போ மனநிலையும் கவனிச்சுக்கணும், உடல் நிலையும் கவனிச்சுக்கோணும் அப்படிங்கும்போது, நான் உடற்பயிற்சி, தியானம் இந்த விஷயங்கள்ல நான் முக்கியத்துவம் குடுத்து, அதை கத்துக்கிட்டு முதல்ல வந்து நான் வந்து தயார் ஆனேம்மா. என் உடல் அளவிலும், மனசளவிலும் தயார் ஆனேன். இரண்டாவதும்மா நான் குறிப்பா என்ன செஞ்சுருவேன் அப்படின்னா, குழந்தைகளோட மனசில எந்த கவலையும் சேர விடாமல் இருக்கக்கணும்னா, எனக்கு ஒரே வழி என்னன்னா குழந்தைங்ககிட்ட பேசணும்.
நிச்சயமாம்மா. ரொம்ப முக்கியமானது அது.
அப்ப நிச்சயமாம்மா. குழந்தைகள்ட்ட பேசணும்னா, எப்படி பேச முடியும்? ஒரு வேலை செஞ்சுட்டே பேச முடியுமாம்மா? அது வேற. நம்ம வந்து எதார்த்தமா பேசுறது வேற. ஆனா, "அந்த குழந்தைகள் அன்றாட நடவடிக்கைகள் என்ன?" அப்படீங்கிறத, நம்ம ஊன்றி கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அவுங்க, நம்ம உக்காந்து பேசுனாத்தான் அவுங்களும் மனந்திறந்து பேசுவாங்க. அப்ப மாலை நேரம், முக்கியமா தேநீர் நம்ம அம அருந்தும் நேரம்ன்னே ஒண்ணு நான் வந்து வீட்ல ஒரு குறிப்பிட்ட நேரம். "6:00 மணின்னா, நம்ம இது வந்து தேநீர் நேரம்." அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வந்தேன். அப்ப நாங்க ஒரு 6:00 டூ 6:30 வரைக்கும் உக்காந்துருவோம்மா. குழந்தைகளும், நாங்களும், என் வீட்டுக்காரரு வந்து இருந்தாங்கன்னா அவுங்களும் உக்காந்துருவாங்க. அப்ப நாங்க எல்லாருமே உக்காந்து, "எனக்கு என்ன நடந்துச்சு? நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன்? உன் பிரச் எ உ நீ என்ன பாப்பா? என்ன நடந்துச்சு? உன் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு?" அப்படீங்கிறத ஒரு ஏ தினசரி நாட்கள்லயே ஒரு கலந்தாய்வு பண்ணுற மாரி பேசிக்குவோம்மா, ஜாலியா.
கண்டிப்பா. நீங்க கண் நிச்சயமா. நீங்க சொல்ற இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும், எல்லாரோட வீட்லயுமே உணர்ந்துட்டாங்க அப்படீன்னா, இந்த குழந்தைகள் அவுங்களோட மனநிலை இப்ப நெறைய செய்திகள் நம்ம வெளில கேள்விப்படுறோம், இல்லையா? இந்த மாரி அ ரொம்ப சோகமான இந்த, "தற்கொலை செஞ்சுட்டாங்க, அந் பசங்க ப பிள்ளைகள்." அப்படீங்கிற மேரி விஷயங்கள்லாமே, முழுக்க முழுக்க வந்து தவிர்க்கப்படலாம். இந்த மேரி இந்த மாரி தினமும் நம்ம பசங்கள்ட்ட பேசும்போது, அவுங்க வந்து நம்ம அவுங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும். நமக்கு எந்த கஷ்டம்னாலும், நம்ம பெற்றோர்கள் பாத்துக்குவாங்க. நம்ம அம்மா கிட்ட
நிச்சயமாம்மா. நிச்சயமா. ஆமா! அந்த நம்பிக்கையை நம்ம குழந்தைங்களுக்கு குடுத்தே ஆகணும். ஏன்னா, நம்ம தானே அதுக்கான பொறுப்புதாரி. அந்த நம்பிக்கை இருந்தா மட்டுமே வந்து குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும். "நமக்குன்னு எதுனாலும் பாத்துக்க அப்பா, அம்மா இருக்காங்கப்பா!" அப்படீங்கிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படணும் இல்லைங்களாம்மா?
கண்டிப்பாம்மா. நீங்க சொல்றது மிகவும் சரியானது. இந்த மாரி பேசுறதனால, நம்ம வந்து கொழந்தைங்க ஒரு தவறான பாதையில போறதிலிந்து அவுங்கள தவிர்க்கிறதற்கு இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்.
ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பா அமையும். உண்மைதானம்மா? அவுங்க மனசுல இருக்குறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான தீர்வையும் நம்ளோட அனுபவ வாயிலா அவுங்களுக்கு கொடுக்க முடியும். அதே நேரம், நல்ல கருத்துக்கள் இப்ப நம்மலே வந்து வெளில போயிட்டு வர்றோமா, நம்ம கணவர் வெளில போயிட்டு வர்றாங்க. நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போவோம் இல்லிங்களா? அன்றாட வாழ்க்கையில, தினசரி ஒரு 2 விஷயத்தயாச்சு தெரிஞ்சுட்டு போவோம். அப்ப இதுல "இந்த விஷயம் நல்லாருக்கே, இன்னக்கி இந்த விஷயத்த கேள்விப்பட்டமே, இவுங்களோட அனுபவம் நல்லாருக்கே" அப்டிங்கும் போது நம்மளோட கருத்துக்கள கொழந்தைங்க கிட்ட எதார்த்தமா பகிர்ந்துக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் பொழுது, அவுங்களும் இப்ப ஒருத்தருக்கொருத்தர் மனதளவில நெருக்கமா, இயல்பா இருக்கும் பொழுது குடும்பத்துல பிரச்சனை ஏற்படாது, இது ஒண்ணுங்கம்மா.
ம். மா. கண்டிப்பா. நிச்சயமா. பேசுறதுங்கிறது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தாங்க நிச்சய அது வந்து பெரிய விஷயமே கெடையாது. அதுக்கு நம்ம அந்த ஒரு சிறிது நேரம் தெனமுமே செலவிட்டு, வீட்ல இருக்குறவங்க எல்லாரும் உக்காந்து பேசுறதக்குன்னு அதிகமா ஒண்ணும் பெரிய அளவுல இல்லனாலும், ஒரு 10 நிமிடம் நீங்க சொல்ற மாரி அந்த தேநீர் இடைவெளி அந்த மாதிரி எடுத்து, நீங்க எல்லாருமே வீட்ல பேசும்போது, அ பிள்ளை, கணவர் அவுங்க மட்டும் இல்லாம, நம்ம மாமனார், மாமியார் எல்லாருமே சேந்து சேந்து பேசும்போது, வீட்லயே ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மறைய அலைகள். ம். தனே
சிந்தனைகளும், நல்ல புரிதல் எ ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடு இருக்கும் பொழுது, நம்பளோட கஷ்டம் அவுங்களோட கஷ்டம், அவுங்களோட கஷ்டம் நம்ளோட கஷ்டமா எடுத்துக்குவோம். இதுல இன்னொரு விஷயம் என்னங்கன்னாம்மா, வீட்ல எல்லா வேலைகளையும் நம்மளே செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துல இருப்போம். அப்ப அதையுமே, அ எல்லாருக்கும் உரிய பொறுப்புகள் கடமைகள் இருக்கும். அது குழந்தைகள்கிட்டயும் அந்த வீட்டு வேலைகள சமமா பிரிச்சு குடுக்கும் பொழுது, ஏன்னா அவுங்க நம்மள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுடாங்க, நம்ம அவுங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுடோம். அப்ப இந்த விஷயங்களையும் நம்ம சமப்படுத்தும் பொழுது, எல்லாருமே எல்லார் மேலயும் அக்கறையோடையும் இருப்போம். ஒருத்தரே தூக்கி செமக்கணுங்கிற அந்த பொறுப்புல இருந்து விலகும் பொழுது தான் சளிப்பு இல்லாம, நம்ம ஒரு எப்பயுமே சொல்லிட்டே இருப்போம் இல்லிங்களா? "எல்லாமே நான் தான் செய்யணுமா? நானே பாக்கணுமா?" அப்டிங்கிற அந்த சலிப்பு நம்மகிட்ட இருந்து மொத வெளிய வரக்கூடாது. நம்ம ஈஸியா அந்த சலிப்ப கொட்டிட்டு போயிருவோம் குடும்பத்துல, ஆனா அது நம்ம குழந்தைங்கள், கணவர் மனச பாதிக்கும். அப்ப அப்படி ம் அ சலிப்புணர்வுகள நம்ம செய்றதையும் செஞ்சுட்டு, சும்மா சலிச்சி புலிச்சி போறதுக்கு மத்தியில, "அப்பா என்னால இதுதான் முடியும், நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்யிறியா? அந்த வேலையை நீ எடுத்துக்கிறயா?" அப்டின்னு நம்ம நேர்மறையா கேட்டுட்டு பேயிடலாமே. அப்ப அந்த விஷயங்களையும் என் குடும்பத்துல நா வந்து கொண்டு வர ஆரம்பிச்சேன். குடும்பம் அப்படின்னா
கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்மா. இதனால உங்க பிள்ளைங்களுக்குமே, ஆரம்பத்திலேந்தே வீட்ட எப்படி நம்ம வ வீட்ல ஒவ்வொரு வேலைகள், சின்ன சின்ன வேலைகள அவுங்க செஞ்சி பழகும்போது, அவுங்களோட எதிர்காலத்திலயுமே அவுங்க ரொம்ப நேர்த்தியாவே அவுங்களோட குடும்பத்த எடுத்து செல்றதுக்கு இந்த ஒரு நீங்க செய்யிற இந்த செயல் வந்து ரொம்பவே உதவிகரமா இருக்கும்.
நிச்சயமா, நிச்சயமாங்கம்மா. அந்த சுய அ அந்த சொந்த கால்ல நிக்கிறதும்பாங்க. அத இண்டிபெண்டென்ட்டா அவுங்க இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்ப நம்ம ஏற்படுத்திகுதுக்க ஏற்படுத்திக் குடுத்த திருப்தியும் நமக்கு கெடைக்கும்.
கண்டிப்பாங்க. இது இது தவிர நீங்க மத் வேறு ஏதோ உங்களுக்கு, உங்க உடல் உடல்நிலைய பாத்துகிறதுக்குனு நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்க செஞ்சீங்க?
உடற்பயிற்சிகள நான் தினசரியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்ம்மா. இப்ப நான் தினசரி செய்யிறதுனால, நான் சுறுசுறுப்பா இருக்கதுனால, இத பாத்து என் குழந்தைங்களுமே உடற்பயிற்சி மேற்கொள்வாங்க. அது அவுங்களுக்குமே, அவுங்க படிப்புக்குமே, அவுங்க உடல் நலத்த மேன்பாடு படுத்துறதுக்குமே வந்து நல்ல உதவியா இருக்கு.
ம். கண்டிப்பாம்மா. நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஒரு வேலைக்கு போற ஒவ்வொரு பெண்களுமே அவுங்கவுங்க வீட்ல இத பின்பற்றி வந்தாங்கன்னா, அவுங்க நீங்க நம்ம எல்லாரும் நெனக்கிற மாரி குடும்ப முன்னேற்றமும் நடக்கும், அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல, ஒரு சுமூகமான சூழ்நிலையும் ஏற்பட்டு, வீடே வந்து ஒரு நல்ல ஒரு இடமா அமஞ்சு, எல்லாருமே செழிப்பா இருக்குறதுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும். உங்களோட கருத்து எல்லாம் கேட்டத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா, உங்கள்ட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்திப்பில பாப்போம்.
மி மிக்க மகிழ்ச்சி. நன்றி.